ஆ அதெல்லாம் பாத்து ஒண்ணும் பிரச்சன இல்ல. இது சீக்கிரோம்ன்னா அது கஷ்டப்படுமே அப்படிங்கிற மாரி. எங்க அப்பாவுக்கு, "இன்னும் கொஞ்ச நாள் வீட்ல வச்சுக்கலாம். இப்பயே வந்துட்டு ஏன்?" அப்படின்னு ஒரு யோசனை.
ஓ! சரி, சரிங்க.
ஆ என எனக்கு எல்லாருமே கேப்பாங்க. இப்ப என்னோட தோழிகள்லாம் இருப்பாங்க. எல்லாரும் கேப்பாங்க. இப்ப அவங்க வீட்லலாம் வந்துட்டு 23 முடிஞ்சு இப்போ இன்னொரு 4 மாசத்துல 24 ஆகுது. எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த வயசுக்கப்போ, வேகமா பாத்துட்டு இருக்காங்களா? என்ன உனக்கு மட்டும் உங்க வீட்ல பாக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. எங்க வீட்ல ஒரு பிரச்
அதுதான். அதுதான். அந்த குடும்பத்தல வந்துட்டு அவுங்க ஒரு முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க. நமக்கு ஒரு தனிப்பட்ட முன்னுரிமைக்கு எந்த ஒரு வித்தியாஸ் ஒரு எதுவுமே குடுக்கறது இல்லன்னு தான் சொல்லணும் இல்ல?
கண்டிப்பா. என்ன இருந்தாலும், எதுனாலும், எங்க வீட்ல எல்லாத்துமே ஏன்னா இவங்க வந்துட்டு எனக்கு என்ன என்னதான் வந்து ரிலேட்டிவ்வா இருந்தாலும், எங்க வீட்ல சரி புடிச்சிருக்குன்னா இது சும்மாலாம் அப்படி சொல்லாத அப்படின்னுசொல்லி ரொம்ப யோசிச்சு தான் வந்து கன்சிடரே பண்ணாங்க. ஆனா, இப்போ கொஞ்சம் பரவால்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா சொல்றதுலேயும் ஒரு ஒரு நியாயம் இருக்கு. எனக்குமே அப்படிதான். சரி லேட்டானா பரவால்லன்னு தான் இருக்கு. ஆனா, அவுங்க ரொம்ப பிரஷர் போடுறப்ப தான், இவுங்க யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்போ அழகா சொன்னீங்க. எப்படி வந்துட்டு இந்த மாரி குடும்பத்தோட முன்னுரிமை வந்துட்டு, நம்மளோட முன்னுரிமைகள வந்துட்டு தடுக்குது அப்படின்னு. நெறைய வீட்ல அப்படி இருக்காங்க. எங்க வீட்லேயே எங்க பெரிய அக்காவுக்கு வந்து இப்படிதான் வந்து பண்ணி வச்சாங்க. சின்னக்காவுக்கு சின்னக்காவுமே அப்படி தான் வந்து பண்ணாங்க. அது நடந்துட்டே தான் இருக்கு. என்னதான் வந்து நம்ம ஜென்சி அந்த மாரி வந்துட்டாலும் வந்து இன்னொரு விஷயம் மாற மாட்டேங்குது. கண்டிப்பா மாறணும்ன்னு நான் நெனைக்கிறன். உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
கண்டிப்பாங்க. நன்றிங்க.

ம். இல்ல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா, அ இந்த மாரி எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அவங்க நான் நெனச்சேன், இப்ப சில வீட்ல வந்து அது ஒரு வழக்கமாவே இருக்கும். அ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடுக்குறது. ஆனா உங்க வீட்ல, மாப்பிள்ள வீடு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இல்லையா? <chuckles>
ம். ஆனா, இப்போ நெனப்பேங்க. ஏதோ சீக்கரம் கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், ஆ எனக்கு இப்ப 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு சர்டன் ஏஜ் வர்றதுக்குள்ளேயே வந்து, நம்ம ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆயிட்டோம். ஒரு 30 பிளஸ் ஆகும்போது நம்ம ஒரு வேலைக்கு <chuckles> ஆ, இல்லங்க.
சரி. கண்டிப்பாங்க.